தோணும். இப்ப நம்மளே ஊருக்கு போய்ட்டோம் அப்டின்னா, அவன் ஈஸியா என்னா பண்ணுவானுங்க? கறிய வாங்கிட்டு வந்து அத அலசி, கிலசி "ஏதாவாது பிரியாணி போடுவம்டா!"அப்டின்ட்டு போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு வந்துருவானுங்க. இதுமாரி சின்ன சின்ன வி ம்,
ம். கண்டிப்பாங்க. அதான். உங்களையே எதிர்பாக்காம இருக்க முயற் இருக்கக்கூடாது அப்டீன்ட்டு அவுங்களே சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான்.
கண்டிப்பா. இன்னொன்னு என்னா பாத்தீங்கன்னா, அந்த துணிமணிகள மடிக்க வைக்கும்போது, இவுங்க சின்னவன் வந்து ஒரு ட்ரிக்கு வந்து யூஸ் பண்ணான். அது எப்டின்னா, அவ்வளோ துணிமணிகள வந்து நான் மடிச்சு. அ இந்த மாரிலாம் நான் பண்ண மாட்டேன்மா அதாவது ஒரு கடையில பாத்துருப்போம் பாத்தீங்கன்னா, அப்படியே அந்த சட்டைய வந்து சுருட்டி சுருட்டி வப்பாங்க தெரியுமா? ஆ அவன் ஆ நான் இ இ சுருட்டி சுருட்டி அழகா அப்படியே அடுக்கிட்டான். "என்னாடா இது? இப்படி பாய சுருற்றமாரி" "எம்மா? நீ போய், ஜவுளி கடையில போய் பாரு! இப்படிதான் சுருடறாங்க அப்படின்னு. "இது நல்லா இருக்கேடா?" அப்டின்னேன் "ஆமா உனக்கு என்னா எப்படி தான் இத எடுத்து அயன் பண்ணீ தான் போட போறோம், ஆ. அதனால சுருட்டி வச்சா என்னா? நல்லா வச்சா என்னா? இது இப்படிதான் இப்படிதான் என்னால பண்ண முடியும். இத உக்காந்து, பட்டன மாட்டி இந்த பக்கம் திருப்பி, அந்த பக்கம் திருப்பி ஒன்ன மாரிலாம் முடியாது. அ என்னோட ஸ்டைலு இதுதான் அப்டின்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கு. ஏன்னா, இந்த அப்ப தான் நான் பாத்தேன்.
ம். ம். ஆமாங்க ஆமா <laughs> ஆ. <laughs> ம். அதானே. <laughs> ம். ஆமா ஒரு இடமும் அந்த அளவுக்கு இத இழுத்தாது.
ஆமா.
பரவால்ல. அதே அது அதுக்கப்புறம் நீங்களும் அதே மாரி முயற்சி செஞ்சீங்களா?
அப்படி இருக்கும்போது. அ இல்ல அவனுடைய வேலைகள அவுங்களுடைய ட்ரெஸ்ஸலாம் அந்த மாரி மடிச்சு வைக்க முடியும். நம்மளுடைய ட்ரெஸ்கள அப்படி பண்ணி மடிச்சு வைக்க முடியாதுல்ல புடவைகள்லாம் அத 4ஆ மடிச்சு சுடிதார்லாம் அப்படி மடிச்சு வச்சா தான் சரியா இருக்கும். அப்டின்ட்டு என்னோடய புட என்னோட துணிமணியலாம் நான் அவய்ங்கள்ட்ட குடுக்க மாட்டேன். நானே மடிச்சு வச்சுக்குவேன். அவய்ங்க அவய்ங்க வேலைய பாத்துக்ட்டாலே போதுமே! பாதி வேல நமக்கு கொறஞ்சிருமே. ஆமா.
ஆ. ஆமாமா. ம். ஆமாங்க ஆமாங்க. <laughs> ஆமாங்க. அது இந்த பழக்கம் எப்பயிலேருந்து பழக உட்டீங்க?
இது வந்து முன்னாடியே நான் பழக்கி விட்டுருந்தேன். பழகிட்டு தான் வந்தானுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, விட்டு போயிருச்சு. இப்ப நம்ம அந்த ஆன்லைன்ல ஜாப்ல உக்காரும்போது பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆரம்பி முதல்லேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து. அப்டீ இப்ப அத ஒரு வ பாத்து இப்ப பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது நமக்கு ஒரு நல்ல ஒரு அமைதியா அப்பா
ம். ஆ. <laughs> அவய்ங்க அவுங்க சாரி அவங்க வந்து எப்பயாவது உங்களுக்கு கோவப்பட்டுருக்காங்க? என்னாம்மா நீ இதில போய் உக்காந்துட்டு, எங்கள வேலையா சொல்ற? அப்டின்ற மாரிலாம் எதாவது கோவப்பட்ருக்காங்களா?
இல்ல இல்ல. நம்ம என்னான்னா இப்ப நம்ம வந்து சும்மா ஒண்ணும் இல்லையே? இந்தா! என்னுடைய வருமானத்தில உனக்கு இந்தா உனக்கு என்னா புடிச்சிருக்கோ நீ வாங்கிக்க. அந்த மாரி அ அந்த டிப்ஸ் எல்லாம் குடுக்கறோம்ல. அவய்ங்களுக்கு அது ஒரு ஆனந்தம் இப்ப நான் நான் அப்டி உக்காரல, அப்டின்னா! அந்த பணம் வராது. அந்த பணம் வரலன்னா உனக்கு எதாவது வாங்க முடியாது. அ அவிங்களுக்கு "சரி பரவால்ல. அம்மா நமக்கு ஏதோ ஒண்ணு தர்ரா" அப்படின்னு ஒரு ஆ அது ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷமா தான் இப்ப அத பாக்குறாய்ன்ங்க அந்த வேலையெல்லாம்.
ஓ! பங்கு வேற. ஆ. கண்டிப்பா. ம். ம். அது ரொம்பவே கேக்கவே இனிமையா இருக்குங்க. உங்கள்ட்ட பேசனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நெறையா விஷயங்கள என்ட்ட பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க.
ஆமா. மிக்க நன்றிங்க.

பரவால்லங்க, அந்த அளவு அதுவும் ஒரு நல்ல பழக்கம்தானேங்க. நீங்க பசங்களா இருந்தோம்ன்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்க வந்து பண்ண விட மாட்டாங்க. ஆனா, நீங்க அதெல்லாம் எ பாக்காம பரவால்ல. நம் நம்ப நம்ப வீட்டு வேல, நம்ப தான் பண்ணியாகனுன்ற மாரி நல்ல ஒரு இதா வளர்க்குறீங்க.
ஆமா. கண்டிப்பா. ஏனாங்க, நம்ம வீட்ல இப்ப அனுபவிக்கிற பாருங்க. நம்ம வேல ஒரு வீட்டுக்கார் வந்தருன்னா, ச அந்த குடிக்கறத அங்குட்ட தூக்கி கூட வைக்க மாட்டாங்க. அ அப்படி நம்ம நம்ம இப்படி கஷ்டப்படுறோம். இப்ப ஒரு முக்கியமான ஒரு நேர நேரத்தில கூட அவங்கலாம் வ அப்படியே வளத்து வந்துட்டாங்க. என் என் புள்ள, என் பொண்ண அப்படின்னு இப்ப ஒரு அவசரத்து நேரத்தில கூட போயிட்டு, அ ஏதாது நீ ஏதாது சமைங்க, ஏதாவது காய் வைங்க, குழம்பு வைங்கன்னு சொல்ற முடிதானு பாத்தீங்களா? பண்ண முடியல. அ என்னதான் உடம்பு சரி இல்ல இருந்தாலும் நம்ம தான் போய் அத போய் வைக்கணும். அதே அவங்கள பார்த்து, பார்த்து வேற கவனிக்கனும். ஒரு ஒரு சூழ்நிலைய வேற உருவாக்கி உட்டாங்க. உன் புருஷன், என் பிள்ள. அது வந்து, அப்படி இப்படின்ட்டு. இப்ப இது மாரி என் புள்ளைய நான் வளத்தோம்னா, நா அவங்களுக்கு வரக்கூடிய பொண்ணுங்களுக்கு நம்ம நிலம தான். ம். அ அதால கண்டிப்
<chuckles> ஆமாங்க. ம். ம்ஹ்ம். அதா. ஆமாங்க. <chuckles> ம். ஆமாங்க. பரவால்லங்க. அடுத்தவங்க நெலைமைய புரிஞ்சுகிட்டு நீங்களும் வளக்கறீங்கன்னு ரொம்ப நல்ல விஷயம் தான். <chuckles>
கண்டிப்பாங்க. ஒரு பெண்ண மதிக்க தெரியணுங்க யாரா இருந்தாலும். அது வந்து அம்மா மட்டும் தான், பொண்டாட்டினா எல்லாத்தையும் பாக்கணுங்கிற ஒரு நிலைமைக்கு மனநிலைக்கு அவங்கள கொண்டு போக்கூடாது. ஏதாவது அவங்களுக்கு உணவுர்கள் இருக்கு. ஏன்னா, இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாமே வேல பாக்குற பிள்ளைங்களா தான் வருவாங்க. யாரு நம்மள மாரி வந்து வீட்டோட வேலைய பார்த்துக்கிறாங்ளோ வந்து புருஷனுக்கு வந்து பணிவிடைகள் செய்றத விட, குழந்தைகளுக்கு பணிவிடை செய்றத விட நேரமா வந்து கடத்திட்டு போக விரும்ப மாட்டாங்க. அப்ப
ம். வ கண்டிப்பாங்க. இப்ப நீங்க சொல்றது ரொம்பவே ச 100% உண்மதான் ஏன்னா, இப்ப நீங்க சொல்ற மாரி 2 பேருமே வந்து வேலைக்கு போற மாரி தான் இருக்கு.அவ இப்ப அவ போறப்ப இந்த வீட்டு பணியா நீ பண்றியா? நான் பண்றியான்னு? ஒரு போர்க்காலமே வந்து இப்ப நெறைய பேர் விவாகரத்துல வரையும் போயிட்டுருக்கு. அ இந்த மாரி பழகுறது நல்ல விஷயம்.
கண்டிப்பா. ம். ஆமா. அத வந்து நான் என்ன சொல்றேன்னா கண்டிப்பா, சொல்லி நான் புரிய வச்சுட்டேன். அதாவது "இப்ப நீ எனக்கு கொ செய்யக்கூடிய வேலை நாளைக்கு வருங்காலத்தில உன் மனைவிக்கு நீ செய்யக்கூடிய வேலையா இருக்கும். ஒரு உதவியா கூட இருக்கும் அது. அ இப்ப எப்பவுமே வந்து ஒரு பொண்டாட்டி நம்மள தான் கவனிக்கணும். அ அவள் வந்து நம்மள விழுந்து விழுந்து பாக்கணும். எல்லாமே எடுத்து வைக்கணும் அப்டின்னு அவன் நனைக்கும்போது அவள் என்ன நினைப்பா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. சரி நமக்கு உடம்பு அசௌகரியமா இருக்கும். கொஞ்சம் இவர கொஞ்சம் மாத்தி பாத்தாருனா நல்லாருக்குமே! அப்படின்னு அவ நினைப்பா இல்லையா? அப்ப அந்த விஷயங்கள்லாம் நீங்க வந்து கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கறக்கு, இந்த உதவிகள் வந்து எனக்கு சேய்ற உதவிகள். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் உங்களுக்கு" அப்டின்னு நான் சொல்லி புரிய வச்சேன் அவங்க சிரிக்கிறாயங்க. "அப்படியாமா" ஆமா உண்மதான். ஏன்னா இப்ப யாருமே இப்ப அ அடுத்து ஒரு கல்யாணம் பண்ண போற மாரி இருந்துச்சுன்னா, உனக்கு வந்து கண்டிப்பா வேலைக்கு போறவளா தான் வருவா, நீ படிச்ச படிப்ப தான் அவளும் படிச்சிருப்பா. இப்ப எல்லாமே பெண் அ அந்த மாரி சமம் ஆயிடுச்சுங்க.
ம். கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. ம். ஆமா. ஆமாங்க. முன்னாடி மாதிரிலாம் வீட்டு வேலைய பாரு. நான் வெளில போய்ட்டுவரன் மாரிலாம் கிடையாது. எல்லாமே இப்போ சமமாயிட்டாங்க.
ஆமா.